ஆஹா.
அந்த டப்பு டப்பு டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீர்களா? ஆ, அதேதாங்க. அத கேட்கும்போது அது உண்மையிலே எனக்கு காலைல ஒரு நல்ல இசை போல தோணும். அதே மாதிரி கீச் கீச்ன்னு இந்த கிளி எல்லாம் கத்துது <chuckles> பாத்தீங்களா?
<laughs> அதுதான் அதுதான் அதுதான். ஓஹோ! ஆமா, ஆமா.
எவ்வளோ அருமையா இருக்கும். அந்த விடியற் காலையில் கையில ஒரு காஃபியும் <chuckles> ஃபில்டர் காஃபியும் கொண்டு நம்ம அந்த நான் அந்த பால்கனியில போய் நிற்கும்போது இந்த சின்ன அந்த உலகமே வந்து இப்ப ஸ்டார்ட் ஆவுது புது வாழ்க்கையை தொடங்குறாங்க ஆ அந்த நேரத்தில நம்ப இந்த இசையெல்லாம் வந்து இந்த கேட்கும்போது நம்ம மனசுக்கு நல்லாருக்கும். அந்த நாள் நல்ல ஒரு நாளாக அமையும் அப்டிங்கிறத, நான் நம்புறேங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா, ஆமா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நான் உங்ககிட்ட நெனைச்சு கேட்டது எப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த பாடல்கள்லாம் கேட்பாங்கல, அதில வர இசைய பத்தி இருக்குமோன்னு நெனைச்சேன். ஆனா, பறவையோட சவுண்ட் கூட ஓகே ஆனா, நீங்க அந்த மரவெட்டியோட சவுண்ட் <chuckles> சொன்னீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நீங்க அத எந்த அளவுக்கு ரசிச்சு கேட்டிருக்கீங்க அப்போ அத. அந்த அந்த சீக்வென்ஸ் கன்டினியூஸ்ஸா அது கரெக்ட்டா அந்த ஒரு 30 செகண்டுக்கு இடையில ஒரு தடவ டக் அப்டின்னு சவுண்ட் இல்லையா? அத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இசை மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்கீங்க அப்டிங்கிறது என்னால. மேற்கொண்டு சொல்லுங்க.
ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆ. சரி. <laughs> ஐயோ! சொல்லும் போதே மெய்சிலுர்க்குதுங்க உண்மையிலேயே, அதாவது இசைன்னு சொல்லும் போதே ரத்தம் எல்லாம் அப்டியே துள்ளி ஓடுது இப்போ. ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான நாள். ஆனா நீங்க கே வந்து முதல்லயே என்கிட்ட சொன்னீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அய்யோ! அப்டின்னு இருக்குற நாள்ல நமக்கு நெறைய வரத்தான் செய்யுது. அதில எனக்கு ஒரு தரவ என்ன ஆயிடுச்சுனா, காலையில தொடங்குனதுலேருந்து என்ன நெறைய பேர் நெறைய விஷயங்கள வந்து நெறைய என்னமோ ஏமாத்துற மாரியே இருந்துச்சு. இனிமே வந்து இந்த மாரி இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அப்போ, வந்து மனசு இப்டி, எப்டி கட அல பாயுது அப்டியே அப்டி இருக்கும்போது நான் ஒரு பாட்ட ரொம்ப அப்ப ஒரு தரவ கேட்டேன் அந்த பாட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, வந்து அது எப்போ எனக்கு அந்த மாரி ஒரு ஆ என் நம்பிக்கையின்மை யார் மேலயா வரும்போதோ, இல்ல யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு தோணும்போதோ, அந்த பாட்ட நான் எப்ப கேட்டாலும் நான் இன்னிக்கும் சொல்றேங்க இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். அது அவ்வளோதான் இருக்கும். என்னன்னா வந்து
<laughs> கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! கண்டிப்பா. ம்ஹ்ம். சொல்லுங்க. அந்த முதல்முறையா அதக் கேட்ட சூழல் அந்த மாதிரி போல உங்களுக்கு இல்லைங்களா?
அதேதாங்க அது, அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, "முடிவெடுத்த பின்னால் நான் தடுமாற மாட்டேன். முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். எனை வந்து எனை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன். வெறுமேனியாய் நான் இருந்தே ஏமாற மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்தாலும் இங்கே தான் ஓடி விட மாட்டேன்". அதுல நல்ல விஷயம் என்னனா, "இறைவா இறைவா" <laughs> இல்லைங்களா? அத கேட்கும் போதே <chuckles> நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் நம்பிக்கை கிடைக்குது இல்லைங்களா?
<laughs> சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா. ரொம்ப நல்லது. <laughs> ஆ. "சக்தி கொடு" ஆமா, ஆமா. <laughs>